ஆ, ஆமா. நாங்க வந்து அதெல்லாம் ஹீரோ பேனான்னு சொன்னா எனக்கு ஞாபகம் உண்டு. அந்த கீழ பைப் மாரி ம்.
இல்ல. ஹீரோ பேனாக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு இதுமாரி இருக்கும். இது வந்து நான் ஒரு சாதாரண பேனா தான். ஆனா என்ன, முழுசா வந்து அந்த பிளாஸ்டிக் இல்லாம அது நடுவில வந்து அந்த பிளாஸ்டிக்லேயே வந்து இந்த டிரான்ஸ்பரன்ட்டா கொடுத்திருப்பாங்க.
ஆமா. ஓ! ஓ! ஆ. புரியுதுங்க ஆ.
அதில இங்க் தெரியும். எவளோ இருக்கு. நம்ம இப்பிடி கவுத்து, கவுத்து பார்த்து எவளோ இருக்கா? இங்க் ஃபில்லா இருக்கா? ஃபுல்லா இருக்கா? இல்ல முக்கா இருக்கா? அந்த மாரிலாம் தெரியும்.
ஆ, வெளில தெர்றமாரி. ம். ஆ, ஆ. தெரியும். ஆமா, பாத்துருக்கேன்.
அது வந்து அப்போ ஒரு, ஒரு ஆசைன்னு வச்சுக்கங்களேன்! அப்பல்லாம் நமக்கு அவ்வள தான ஆசையே இருக்கும்.
ம். ஆமாங்க. ஆ, ஆ.
அது ஒண்ணு எனக்குப் பிடித்தமான கலர்ல வாங்கிக் கொடுத்தாரு. கருப்பு கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கலர்ல வாங்கிக் கொடுத்தாரு.
ஓ! சிறப்பான விஷயம் <chuckles> உங்களுக்கு பிடிச்ச கலரா ம், ம்.
அத, அத அப்பிடியே போட்டு அத எடுத்துக்கிட்டு அது ஒரு அது ஒரு பெருமையா சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கீங்க. அதுக்கப்பறம் எங்க வீட்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் கடை இருந்தது.
ம். ஓ! வீட்டு பக்கமே இருந்துருக்கு. ம், ம், ம். ஓ! பேர் கூட ஞாபகம் இருக்கு. ம்.
அ லதா சைக்கிள் ஆ சைக்கிள் கடை லதா. நல்ல அந்த பேரு ஏன் ஞாபகம் இருக்குன்னா, அங்கதான் பாதி பாதி நேரம் வந்து லீவ்னா அந்த ஒண்ணு அ விளையாட்டு மைதானத்தில இருப்போம். இல்லன்னா, அங்க உட்கார்ந்துட்டு இருப்போம். அந்த குட்டி சைக்கிள்லாம் இருக்கும். எங்ககிட்ட வந்து காசு கேட்க மாட்டாரு. ஏன்னா, ரொம்ப நல்லா தெரிஞ்சவர்ன்றதுனால அந்த சைக்கிள்கிலாம் வந்து, நான் அவருக்கு வந்து சைட்ல வந்து இது வேற பண்ணுவேன், நானு.
ஓ! ம். ம். எ ஆ உதவி செய்வீங்களா அவங்களுக்கு? ஆ.
ஏ எ இந்த பங்சர் இது இது பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது, அது மாரிலாம் பண்ணுவேன். அவர்ட்ட நான் கத்துக்கிட்டேன்.
அது மூலியமா கத்துக்கலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு <chuckles> ம்.
ஆமா, ஆமா. புதுசா கத்துக்கலாம்ட்டு. இல்ல நிஜமாவே அத வச்சுக்கிட்டு நான் பண்னேன். நானு என்னோட, எங்க அண்ணனோட மிதிவண்டி எல்லாத்தையுமே வந்து நான் தான் வந்து பண்ணிட்டு இருப்பேன். அந்த ஃபுல்லா பண்ணத் தெரியாது. பிரிச்சுட்டு, புல்லா கோக்கத் தெரியாது. ஓரளவுக்கு கோப்பேன்.
ம்.
ஆனா, ஆ மு மு முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணில்லாம் வச்சிருந்தேன். அதாவது அந்த, அந்த ஒரு சவுண்ட்டே வராம அந்த சத்தமே வராம, அந்தமாரி எல்லாம் பண்ணி வச்சிட்ருந்தேன்.
ம். ஆ.